சிறப்பு. அதாவது எங்கெங்க போறீங்களோ, அதுக்கேத்த மாரி. இப்போ நண்பர்களோட போகும்போது, ஒரு குத்துப்பாட்டு அந்த மாரி கேப்பீங்க. தனியா போகும்பொழுது ஒரு மெலோடி, ஒரு மனசுக்கு அமைதியான ஒரு நிலவக்கூடிய ஒரு பாட்டெல்லாம் கேட்பீங்கன்னு சொன்னீங்க. சிறப்பு. வேற என்ன இசை ள்ளு கருவிகள்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும். இந்த இசைல வந்து இந்த இசை கருவி வச்சு 1 பாடல் இயக்கிருந்தாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதை விருப்பப்பட்டு நான் பாப்பேன் அப்டின்ற மாரி எதனா இருக்கா?
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. ம். ஆமா, ஆமா. ம். <sucks teeth> பெரும்பாலும் நம்ம ஃப்ளூட் கேள்விப்பட்டிருப்போம். புல்லாங்குழல் கேள்விப்பட்டுருப்போம். ஆ கிட்டார். ஆ அப்புறமா வந்து கீபோர்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரொம்ப படிக்கும்.
ஆமா. ம்.